இப்ப பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்திலேருந்து அ முன்பு இருந்த காலகட்டத்திலும் சரி, அ நறைய வந்துட்டு ஸ்டைல்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அ எப்பிடி பாத்தீங்கன்னா ஒரு உடைகள்லயும் சரி அணியிற பொருட்கள்லயும் சரி, ஒரு பேன்சி பொருட்கள் நறைய விஷயங்கள் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு வயதின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயங்கள் உடைகள் வந்துட்டு மாறும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சரி, பல பேருக்கும் சரி. அந்த விகிதத்தில மாற்றங்கள் வந்துட்டு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு ஒரு வயதில இந்த மாரி உடைகள் நான் வந்து அணிந்து கொண்டேன். அ இந்த மாதிரி ட்ரெண்ட்க்கு அந்த மரி போட்டுப்பேன். அந்த மரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுமரி எதாவது உங்க வாழ்க்கையில வந்துட்டு செஞ்சிருக்கீங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. அதாவது வயது ஆக, ஆக வாழ்க்கை முறையிலாம் மாற, மாற அந்த மாற்றம்ன்றது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய துணியிலேயுமே நடக்கும், நம்மளோட ஸ்டைல்லேயுமே நடக்கும். அப்பிடி பாக்க போனீங்கன்னா, அ நான் வந்து என்னோட சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கிற பருவம் அந்த பருவத்துல பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆடைய உடைய ஆடையா இருக்கட்டும். என்னுடைய ஸ்டைலா இருக்கட்டும். அத நான் எப்பிடி மாத்துனேன் அப்பிடின்னா, அது வந்து ஒரு அ அழகான ஒரு பருவம் இல்லைங்களா! அந்த பள்ளிக்கூடப் பருவம்ன்றது நமக்கு எந்த அளவுக்கும் விவரமே தெரியாது, நம்ம அம்மா என்ன சொல்றாங்களோ! அதான் நம்மளுடைய ஸ்டைலு. அம் அதுலே நம்மளுடைய அ அப்பா என்ன ட்ர அப்பா என்னமாரி ட்ரெஸ் வாங்கி தராரோ! அதான் நம்மளுடைய ஸ்டைல் நம்ம நினச்சிட்டுருப்போம். அ சோ பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு எங்க எங்கள என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா வந்து பாவாடை, சட்டை வாங்கி தருவாரு. அதாவது மிடின்னு வாங்கலையா! அந்த காலத்துல. எனக்கு பெருமா வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அ இ இந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா, ட்ரெஸுக்கு மேட்சா அந்த கம்மல் மாத்துவாங்க, கம்மல் வளையல்லலாம் மாத்துவாங்க. அது என்னவோ தெரியலங்க. அம்மா அப்பத்துலருந்தே எங்களுக்கு வந்துட்டு தங்கம் தான் வந்து கம்மல்னா தங்க கம்மல் மட்டும் தான். பிளாஸ்டிக்லலாம் கம்மல் போடக்கூடாது. அப்பிடின்ற மாரியே எங்கள சொல்லி வளர்த்துட்டாங்க. அதனால தங்கத்தில வந்து ஒரு சின்ன ஒரு மொட்டுமாரி ஒரு கம்மல் ஒண்ணு போட்டிருப்போம். அதேமாதிரி கையில வந்து ஒரு அழகான ஒரு வளையல் அவளதான். இதுதான் எங்கள கேட்டா ஸ் ஒரு பிளாஸ்டிக் வளையலு. அப்புறம் நெயில் பாலிஷ் அடிச்சுப்போம். அ அதேமாதிரி அம் அந்த 8 வது, 9 வது, 1௦ வது வரைக்குமே பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தோனே கை, கால் கழுவிட்டு அந்த ரெட்ட சடையோட தான் இருப்போம் நாங்க. அ எங்க போனாலும் அந்த ரெட்ட சடை தான் எங்களுக்கு. வேற ம் எந்த ஸ்டைல் அந்தமாரிலாம் எதுவுமே இரட்ட சடை தான் நாங்க போட்டு போயிட்டு வந்தோம். அ இப்பிடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னாச்சு. அ காலேஜ் போன உடனயே, அதாவது ஹாஸ்டல் போனேன். 11, 12 ஹாஸ்டல் போனேன். அங்க போனப் பிறகு தான் தெரியுது ம் நிறைய குழந்தைங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான், இந்த மாரிலாம் கூட தலையை சீவுவாங்களா? இந்த மாரிலாம் கூட ட டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட்டா வந்து எல்லாரும் அ ட்ரெஸ்ஸா இருக்கட்டும். செருப்பா இருக்கட்டும் போடுவாங்களா? அப்பிடின்லாம் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. நாங்க அதுவரைக்குமே பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டே செருப்பு தான். ஒண்ணு வந்து ஷூவ்வு, ஒண்ணு வந்து சாதா செருப்பு. இதுதான் அதாவது வெளியில போட்டு போறதுக்கு ஒரு செருப்பு இவளதான். ம மத்தபடி பார்த்தா பெருசாலாம் ஸ செருப்புலலாம் எங்க அப்பா அதிகமாகலாம் காசுலாம் வாங்கி தர மாட்டாருங்க. ஆனா ஒரு ஹாஸ்டல் போன பிறகு ஒரு காலேஜ் போன பிறகு தான் தெரிஞ்சுது எவ்ளோ வந்து விஷயங்கள் இருக்குது? அப்பிடின்ட்டு. அப்போ பாத்தீங்கன்னா, என்னுடைய, என்னுடைய ஸ்டைல் வந்து முற்றிலுமே எனக்கு மாற ஆரம்பிச்சுது. அதாவது ஒரு சுடிதார் மிடியலிருந்து சுடிதாருக்கு நான் மார்றேன். சுடிதாருக்கு மேட்சா ஒரு ஷால் போட்ணும். அதேமாதிரிங்க அ அந்த கம்மல் அந்த தங்க கம்மல மொத, மொத நான் வந்து அ ஹாஸ்டல் போன பிறகு தான் கழட்டி வைக்கிறேனே! அதுவரைக்கும் அந்த கம்மல் நான் கழட்டவே இல்லேங்க. அதுக்கப்புறம் தான் அ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லேங்களா! அவங்கலாம் அவுங்களுடைய அந்த சுடிதாருக்கு மேட்சான கம்மல்லாம் குடுப்பாங்க இல்லயா! அந்த மாரி ஒரு கம்மல் போட்டுட்டு, அதுக்கேத்தமாரி ஒரு வளையல் போட்டுக்கிட்டு அப்பிடியே அந்த, அந்த விஷயம் அப்பிடியே கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அம் ஒரு அ அந்த முடி அந்த முடி சீவுறது கூட. அ அம்மா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, அ ஒண்ணு குதிரவால் போட்டுவிடுவாங்க. அப்பிடி இல்லன்னா முடி வந்து பாதியிலே எடுத்து பின்னி கீழே வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவுட்டு ரப்பர் பேண்டு போடுவாங்க. இதுதான் வந்து அந்த காலத்து ஸ்டைல் னா இதுதான். நாங்க படிக்கும்போது இதுதான் ஸ்டைலு. இ தலன்னா இப்பிடிதான் சீவுவாங்க ஸ்டைல்னா இப்பிடிதான் சீவு வாங்க. அப்பறம் தலை குளிச்சு தலை குளிச்சு முடி ஈரமா இருந்தா ஒரே ஒரு இந்த முடி இந்த காது பக்கம் கொஞ்சமா முடி எடுத்து ஒரு தண்ணி ஜடன்னு சொல்லுவாங்க அது பேர, அத போட்டு உடுவாங்க. அவளதான் ஸ்டைல்ன்னா அதான் எங்களுக்கு. அப்புறம் காலேஜ் வந்தவுனே பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நடையா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், கையெழுத்துங்க முதல் அ நம்ம கையெழுத்து இருக்கு இல்லேங்களா! அது. அதுக்கப்புறமேலு அம் அ பேக் எடுத்துட்டு போறதுக்கே கூச்சமா இருக்குங்க. பேக்கே எடுத்துட்டு எல்லாருமே கையில தான் நோட் எடுத்துட்டு போவாங்க அதுவும் நாங்கள்லாம் ஹாஸ்டல் வேறங்களா! அம் அதாவது காலையில 4, 4 வகுப்புக்கு வந்துட்டு அ 3, 3 நோட் மட்டும் எடுத்துட்டு போவோம். அப்புறம் மதியம் சாப்பிட்டு அத வச்சுட்டு அப்புறம் மதியத்துக்கு 2 நோட் எடுத்துட்டு போவோம். அவ்ளதான். இந்த பேக் மாற்ற அந்த இதே முடிஞ்சு போச்சு. அவ்ளதான். ம் அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அ ஒரு ஒரு ஒரு காலகட்டத்திலேயும் பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரிஞ்சுது. நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வரோம். நம்ம நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டு வரோம். அப்பிடின்றதெல்லாம்.
சரிங்க. கண்டிப்பா. ஆமாங்க. ஆமாங்க. ஆமா. ம். ம். சரி. ஆ. ம். சரி. ஆ. ஆ. ஆ. கண்டிப்பா. சரிங்க. ஆ. ஆமா. ஆ. ஆ. ஆமா, ஆமா. அப்போலாம். ஆமா, ஆமா. அ. ஆ பரவால்லையே. நெறைய விஷயங்கள் இது மாரி சொன்னீங்க. இப்ப உடைகளை ஏத்தி இது பண்ணறப்ப. அப்ப அந்த கல்வி படிச்சு முடிச்சு, ஒரு கல்லூரியும் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் மாறிருக்கும். ஏன்னா வேலைகள்ன்னு போயிருப்பீங்க, இல்ல வந்துட்டு கல்யாணமாகியும் வந்துட்டு போயிருக்கலாம். அந்த எதோ வேலைக்கு போயிருக்கலாம்ல. அந்த மேரி நேரங்கள்ல எதாவது உடை அணிந்தது வந்துட்டு மாறுனுச்சா? இப்ப கல்லூரியில வந்துட்டு சுடிதார் இந்த மேரி போட்டுருப்பீங்க. அ இப்ப கல்யாணத்துக்கு பிறகோ, இல்ல வேலைக்கு போறதுனாலயோ வந்துட்டு, புடவைகள் வந்துட்டு அணியரதுக்கு அடுத்த விஷயங்கள் நோக்கி போய் அந்த மேரி விஷயங்கள் எதாவது?
அப்றோ ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அதாவது அ கல்யாணம் முடிந்த பிறகு பார்த்தீங்க அப்படீன்னா, ஆ பெரும்பாலும் வந்து அனுமதி வந்து பாத்தீங்கன்னா, சுடிதாருக்கு வந்து அனுமதி வந்து ரொம்ப கம்மிதான். எங்க போனாலும் சேலையில தான் போய் ஆகணும். அப்போ அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆ பெரும்பாலும் பெண்கள் எல்லாமே நைட்டீ போட்டாங்கன்னா மேல ஒரு ஷால் போட்டுப்பாங்க, துண்டு போட்டுப்பாங்க. அதே மாதிரி அம் அப்படியே வீட்டு வேலைலாம் பார்ப்பாங்க இல்லையா? ஆனா நான் என் வாழ்க்கையிலங்க கொண்ட போட்டதே இல்லைங்க. என் முடிய அதாவது நா அம்மா வீட்ல இருக்க வரைக்கும் கொண்ட போட்டதில்ல. கல்யாணம் பண்ணீட்டு அந்த ஒரு குழந்த ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா நைட்டி போட்டு, மேல 1 துண்டு போட்டு, ஒரு கொண்டைய கட்டிக்கிறது. எங்க அம்மா கேட்கறாங்க, "நீயல்லாம் கொண்ட போட்டு நா எப்படி பார்த்தேன்? இதான் மொத மொத. கல்யாணத்துக்கு அப்பறம் தான் நா கொண்டையே நீ போட்டு பார்த்தேன்." அப்படீன்னு. எங்க அம்மா கொண்ட போட்டிருந்தாலுமே நா போய் அவுத்து உட்ருவேன். "என்னம்மா இது கொண்ட போட்டுட்ருக்க? பின்னி போடுமா." அப்படீன்னு திட்டுவேன் நானு. ம் எங்கக்கா அதே மாரி தான், அவ அழகா கொண்ட போட்டு விடுவா எங்க அம்மாக்கு, நா போய் கழட்டி வுட்ருவேன். அவளும் போட விட மாட்டேன் நானு. அவளும் போடமாட்டா. நாங்களும் அ அந்த மாரி ஒரு இருன்ட்டு அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மு முற்றிலும்ங்க. எங்க தோ என் தோற்றமா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், நடை உடையா இருக்கட்டும், ம் ஸ்டைலா எல்லாமே மாறிடுச்சு. டோட்டலா 'ஏ டூ இசட்' எல்லாமே மாறிடுச்சு. ஏதோ ஒரு புதுசான ஒரு ஒரு உணர்வு அது. "ஓ! இப்படி தான் இருக்குமா வாழ்க்கைன்னா?". அதாவது ஒரு சலிப்பு தன்மைங்க. இப்போ அப்பல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடில்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ல ஒரு க் சின்ன ஒரு கற இருந்தாலும் அத நாங்க போட மாட்டோம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. ம். ஓ! ஆ. ஆ. அது சரி. ஆ. அது சரி. ம். ஆமாங்க.
அந்த கறைய வந்து, "இல்லம்மா. இது நல்லா தொவச்சு குடும்மா, இல்ல அந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம். யார்ட்டயாவது குடுத்துருமா." அப்படீன்றுவேன் நானு. கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைன்லாம் ஒன் 1 குழந்தை 2 குழந்தைங்கல்லாம் ஆன பிறகு, ஒரு சேரி கட்டும்போதோ, இல்லன்னா ஒரு சுடிதார் போடும்போதோ ஒரு சின்ன கறையோ, ஒரு சின்ன ஓட்டையோ இருந்தா, "இதப்போய் யார் பார்க்க போறா போ? சால வச்சு மறைச்சுக்க வேண்டியது தான்." அப்படீன்ற ஒரு பக்குவம் தானா வர ஆரம்பிச்சுருச்சு. ம். அ நெறைய விஷயங்கள் வந்து அம் எப்படி சொல்றதுங்க? நெறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமேல் தான் மாறுனதே நல்லா உணர்ந்தேன் நானு. ஆம் அப்பறம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப புடிக்கும் எனக்கு. வளையல் போட்றது எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா, "கொழந்தைக்கு உறுத்தும்." அப்படீன்ட்டு அந்த கொழந்த க கம்மல, வளையல் போடுறதா இருக்கட்டும், ம் அந்த ஜ ஜமிக்கி வச்சு ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா? இந்த கோ சாரீலாம் நெறைய, அந்த மாரியல்லாம் நா பெரும்பாலும் தவிர்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, "கொழந்தைய தூக்கிட்டு போனா, அந்த கொழந்தைக்கு உறுத்தும்" அப்படீன்ட்டு. அது காலப்போக்கில என்ன ஆயிடுச்சு? "அந்த சாரி எல்லாமே மறந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நார்மலா ஒரு சிம்பிளான ஒரு சேரி போட்டா போதும். ஆ ஒரு அதுக்கேத்த மாரி ஒரு, ஒரே ஒரு வளையல் போதும். ஹேர் ஸ்டைல் வந்து எப்பவும் போல நார்மலான ஒரு ஸ்டைல் தான். பெருசாலாம் ஒண்ணு நம்ம மாத்திக்க வேண்டாம்." அப்படீன்ற மாரி ஆயிடுச்சுங்க. அதுவும் நீங்க வேலைக்கு போன பிறகு இன்னும் சுத்தம்ங்க. அட்லீஸ்ட் வீட்ல இருக்கும்போதாவது, அந்த நைட்டி மட்டுமே போட்டுட்ருப்போம். வேலைக்கு போன பிறகு, அம் வேல வந்து நமக்கு செட் ஆற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது திருமணம் ஆயிட்டு ஒரு 2 கொழந்தைங்க ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவே நமக்கு வராதுங்க.
கண்டிப்பா. ஆம். கண்டிப்பாங்க. ஆமா. ஆமாங்க. ஆ. ம். கண் ம். <laughs> கண்டிப்பாங்க.
ஒரு வேலைக்கு போயி, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமேல் மட்டும் தான், நமக்கு ஒரு தெளிவு வரும். ஒரு பக்குவமே நமக்கு வர ஆரம்பிக்கும்.
உண்மைதான்.
அந்த பக்குவத்துக்கு அப்புறம்தான், நம்ம மறுபடியும் அந்த பழைய ஸ்டைலுக்கு நம்ம மாறுவோம். நம்ம முன்ன காலேஜ் படிச்சிட்டுருந்தோம் இல்லைங்களா? அந்த ஸ்டைல் அப்போதான் நம்ம கேட்ச் பண்ணுவோம். நம்ம அந்த உடைக்கு ம நேரான ஒரு அ கம்மலா இருக்கட்டும், ஒரு வளையலா இருக்கட்டும், ஒரு செருப்பா இருக்கட்டும், ப்ளவுஸ் ஒரு டிசைனா இருக்கட்டும். இதெல்லாம் அதுக்கப்புறம்தான் கொஞ்சம், கொஞ்சமா, நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும். எனக்கு அப்படித்தாங்க.
ம். ஆமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அ நீங்க தேர்வு செஞ்சுருப்பீங்க. ஒரு செ உடைகள் வந்துட்டு, "இந்த மாதிரி போட்டா நல்லாருக்கும். இது மாதிரி போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம்." அப்படின்றப்ப, ஒரு குடும்பத்து மூலியமானா மு மு மூலியமாவோ, இல்ல வேலைகளுக்கு செல்லும்போதோ, இல்ல நம்ம குழந்தைகளுக்காகவும் சரி, நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பத்தினர்கள் அவங்களால வந்துட்டு, அந்த தேர்வுன்றது வந்துட்டு உங்களுக்கு எதாவது பாதிப்பை விளைவிச்சதா?
தேர்வு, அதாவது உடை தேர்வுன்றது ஆமாங்க, பாதிப்புதான். அதான், சொன்னேன் இல்லைங்களா? எல்லா நேரமும் சேலைதான். எங்க போனாலும் சேலைதான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, சேலைதான் கட்டிட்டு போணும்னு மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டுட்டாங்க. சுடிதார்லாம், இனிமேல்லாம் போட வேண்டாம், அப்படின்ட்டு. நான்லாம் பாத்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு, ம், பாப்பாலாம் பொறந்துங்க, ரொம்ப ரேரா தாங்க, நான் வந்துட்டு சுடிதாரே போட ஆரம்பிச்சேன். அ அதுவுமே ரொம்ப ரேரு. எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் பண்றனா மட்டுந்தான், சே சே சுடிதாரு. மத்த நேரல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சாரி தான். அதுவுமே, சோலின்னு ஒரு ட்ரெஸ், அப்ப ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க. நீல கலர்ல ரொம்ப அழகான ஒரு சோலின்னு ஒரு ட்ரெஸ்ஸு. ரொம்ப வெல அதிகம். அத ரொம்ப ஆச, ஆசையா நான் எடுத்தேன் நானு. அத எடுத்து ஒரு கிட்டத்தட்ட, ஒரு நான் ஒரு நான் 3 வருஷத்துல, ஒரு 2 வாட்டியோ, ஒரு 3 வாட்டிதான் அந்த ட்ரெஸ்ஸயே நான் போட்ருப்பேன் நானு. அவ்வளோதான். அந்த ஆமா. அந்த சோலி வந்து, எங்க அம்மா திருமணம் ஆன பிறகு, அந்த ட்ரெஸ்ஸ எனக்கு, நான் வே நான் எடுத்துட்டு போறேன்றேன். எங்க அம்மா, "வேண்டாம். உன்ன விடமாட்டாங்க போடுறதுக்கு. கேளு." அப்படின்னாங்க. நா, அதெல்லாம் போட்டுக்கலாம் குடுமா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டேங்க. வாங்கிட்டு அந்த அந்த ட்ரெ அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்காரர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. அது திருமணம் ஆயிட்டு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான். ஒரு மாசமா ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த புது மண தம்பதியா இருப்போம் இல்லையா? அந்த டைம்ல, இந்த இந்த ட்ரெஸ்ஸ நான் போட்டதுக்கு, எங்க நாத்தனார் உடனே வந்துட்டு, "இது ஓகேதான். ஆனா, இது வீட்ல மட்டும் போட்டுக்கமா. வெளிலலாம் இது வேண்டாம். வெளியே போற மாதிரின்னா, நீ சாரீலேயே போய்க்கோ." அப்படின்ட்டாங்க. ஐயயோ! என்னடா இது? அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அது மாறிடுங்க. அது என்னதா நம்ம மாத்த முடியாதுன்னு நினச்சாலும், நம்மளுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், குடும்ப சுமை, அந்த குடும்ப பொறுப்புலாம் ஒன்னொன்னா நம்ம தலையில வரும்போது, ம், நம்ம அப்படியே நம்ம நம்மள அறியாமலே எல்லாமே நம்ம மாறிப்போங்க. நம்ம.
ஒரு உடைகள். கண்டிப்பா. ஆ. ஆ. சரிங்க. அ. ஆ. அது, சரி. ஆமாங்க. அய்யயோ! ஆ. கண்டிப்பாங்க. உண்மை இது தான். ஏன்னா, வாழ்க்கைக்கு ஏத்தமாரி ஒரு சில விஷயங்கள வந்துட்டு, ஆ மாத்தி ஆவுற மாரி இருக்கும். நெறைய விஷயங்கள் வந்துட்டு இதாவும்.
கண்டிப்பாங்க. நெறைய விஷயங்கள் வந்து மாறும். அத நீங்க என்னதான் பண்ணாலும் அத நம்மனால மாத்திக்கவே முடியாது. ஆ ஏன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் இந்தமாரி மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. அ ஸ்டைல் மாறுனது. தலை சீவிற விதம் மாறுனுச்சி. மேக்கப் பாக்ஸ் பாக்ஸ்ல ஒரு ஒரு பொருளா குறைஞ்சிட்டு வந்துச்சுங்க. மேக்கப் பாக்ஸ்ல பாத்தின்னா, எல்லாமே வச்சிருப்பேன் நானு. அப்பிடியே ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா குறைய ஆரம்பிச்சுருச்சு. இப்பலாம் குழந்தைங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்களா! என்து எல்லாமே அவுங்க அவுங்க பயன்படுத்துறதா இருக்குது. ஆனா, அவுங்களுடைய எதுமே என்னால பயன்படுத்த முடியாது. பயன்படுத்துனாலும், அது நல்லா இல்ல. அதனால அப்பிடியே வாழ்க்கை அப்பிடியே மாறிடுச்சுங்க. இப்ப இப்ப ஒரு ஸ்டைல்ல அப்பிடியே ஓடிக்கிட்டு இருக்குது. இது அப்பிடியே மெயின்டென் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ.
ஆமா. ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இத பத்தி, ஒரு ஒரு ஸ்டைல்ல பத்தியும் சரி, அந்த அ எப்பிடி உடை வந்துட்டு எந்தெந்த மாரி என்னோட வாழ்க்கையில வந்துட்டு மாறினுச்சு, ஆ அது எந்தெந்த மாரி வந்துட்டு, நான் வந்துட்டு யோசிச்சேன். இப்போ வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு கொண்ட போட்டாலும் பிடிக்காது. கொன்டன்றது வந்துட்டு பிடிக்காது. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல நானே அது போட்ற நிலைமைக்கு வந்துட்டேன், மாத்திக்கிட்டு. ஏன்னா, ஒரு சில உடைகளும் சரி, என் குழந்தைகளுக்காக மாட்டிக்கிட்டேன். ஆ எங்க வீட்ல வந்துட்டு இந்த உடைனால ஒரு சிலர் வந்துட்டு, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. "இதுமாரி போடாத! பண்ணாத!" அப்பிடி இப்பிடின்ட்டு. எல்லா விஷயத்தையும் நான் வந்து அனுசருச்சு போயிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, எனக்கு பிடிச்சத என்னால பண்ண முடியலன்றத சொல்லாம, ஒரு எப்பிடி சொல்றது, ஒரு இதான ஒரு விஷயமா வந்துட்டு கருத்தோடு வந்துட்டு சொன்னீங்க. ஒரு அ உடையிலேயும் சரி, அந்த ஸ்டைலுன்ற விதத்திலயும் சரி, மாற்றங்கள் எப்பிடி வந்துச்சு உங்க வாழ்க்கையில. அப்பிடின்ட்டு வயது காரணத்தை வைத்து அப்பிடின்ட்டு. ரொம்ப அழகா வந்துட்டு பதிவிட்டீங்க. உங்க கூட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.
நன்றிங்க.